அவ்ளோ ஒரு பயம். ஆமா. ஆ ஆனா வந்
பயமா? <laughs> ஆ. அது பிஞ்சு குழந்தைங்கள்னால அதுங்க அதுங்க பராமரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமாவும் இருக்கும். எதாவது எனக்கும்
என் கணவன்லாம் ஒரு 1௦ நாளைக்கு அப்புறம் தான் தூக்குனாரே! 2 குழந்தையுமே. அ தூக்கவே மாட்டேன்டாரு தொட்டு, தொட்டு பார்ப்பாரு. பேசுவாரு. ஆனா தூக்கினதே கிடையாது
<chuckles> பாருங்க. அதான் பாருங்க. எல்லாத்துக்குமே இது பயம் இருக்க தான் செய்து போல்ருக்கு. எனக்குமே அந்த தூக்க தூக்க தெரியாமலும் ஒரு சில நேரத்துல கீழயே போட்டேங்க. ரொம்ப இல்ல, கொஞ்சம் ஆமாங்க. அதுவும் அழுகுது. அந்த அழுகைய எப்பிடி சமாதானப்படுத்துறது கூட தெரியல. நானும் பெக்க பெக்கன்னு நிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, வாம்மா சீக்கிரம் அப்பிடின்றேன், ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வர்றேன், கடைக்கு போறேன்னு சொல்ட்டு வர்றத்துக்குள்ளே, ஒரு அட்டுழியம் பண்றியா! அப்பிடின்னு சொல்ட்டு, எங்க அம்மா குடு குடுன்னு வந்து சமாதானம் படுத்தி தூங்க வச்சுட்டாங்க. அந்த மாரிலாம் எனக்கு வந்து நடந்துருச்சுப் பாவம்.
அச்சச்சோ! <chuckles> ஆமா. அது வந்து நமக்கு வந்து ஒரு ஆள் இல்லன்னா, அந்த ஒரு மாசம் வளர்க்கிறதுலாம் ஆனா ஒரு ச ஒரு டயலாக் சொல்லும் எங்க பாட்டி எல்லாம். "நாய் கூட 6 மாசம் குழந்தை வளர்த்துரும்" அப்பிடின்னு. அப்பிடின்னு சொல்லும் பாருங்க. அப்பதான் எனக்குலாம் கோபம் வரும். நாய் வளர்த்தது நீங்க பார்த்தீங்களா? இல்ல நான் நாயா! என்ன சொல்ல வர்றீங்க? நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன்! நாய்கூட 6 மாசத்துக்கு பிள்ள வளர்த்துருமா? அப்பிடிம்பேன். அப்பிடிதாங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, அந்த பிள்ளைங்க வந்து அ ஜஸ்ட்டு ஃபீட், ஃபீடிங் குடுத்தா தூங்குவாங்க. அ மோஷன் போவாங்க. அ ரெஸ்ட் ரூம் போவாங்க. இது ஒண்ணு தான் பண்ணுவாங்களே! தவிர, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அப்பிடிங்கும்போது, நாய் கூட 6 மாசம் குழந்த வளர்த்துமாம். அது குழந்தை வளர்த்துறவன், வளர்த்து பார்க்குறவங்க தான் தெரியும். நீங்க அந்த காலத்தில, அவுங்க வந்து 17 பேர வளர்த்தம், 17 பேர் நீங்க வளர்த்திருப்பீங்க. <chuckles> ம்.
<chuckles> <laughs> <laughs> அதான். <laughs> கண்டிப்பாங்க. இதேதாங்க சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய கேட்டாலே நம்மளுக்கு சப்பு சப்புன்னு உள்ளுர்ணும், நம்ம அடிக்கணும் போல இருக்கும். இந்த அளவுக்கு <chuckles> ஒத்த குழந்தைய வச்சுட்டு, ஓவியக் குழந்தையா வளர்க்குறா பாரு! அப்பிடின்றாங்க.
அத நீங்க 17 வளத்தீங்க! ஆமா, ஆமா. என்னவோ இவ மட்டுந்தான் உலகத்திலேயே குழந்த பெத்துருக்கா! அப்பிடின்னுவாங்க உக்காந்து, அந்த கிழவிங்க சொல்லும்போது நமக்கு கோவமா வரும். <chuckles> அதிசய பிறவிமாரி நம்மள ஏதோ விசித்திர தந்துமாரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீதா இந்த உலகத்திலேயே குழந்தை பெத்துருக்கியா? நான்லாம் அந்த காலத்தில் 19 பெத்தேன், 19 பெத்தேன், பெத்தேன்பாங்கே! நமக்கு அப்ப கோவம் வரும் பாருங்க. நீ 19 பெத்த! இப்ப ஒண்ண வச்சு வளர்த்து காட்டு என்ட்ட, அப்பிடின்ற மாதிரி இருக்கும் நமக்கு.
<laughs> ம்க்ம். ரொம்பவேங்க. ம்க்ம். <laughs> ஆமாங்க. நீங்க சொல்றமாரி சரிதான். அவுங்க அப்ப அத்தனை பேரு வளர்த்தாலும், அப்ப இருக்க ஒரு குழந்தை ஏதாவது தலைமுறை வந்து வேற மாதிரி இருந்தாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களே வித்தியாசமா மாறிட்டாங்கல்ல. ஒரு சுறுசுறுப்பு அதிகமாகிடுச்சு. அடம்பிடிப்பில் எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி உள்ள மாதிரி இப்பல்லாம் கிடையவே கிடையாதுங்க, என்னைய பார்த்தா!